"கஷ்டப்பட்டு, சிரமப்பட்டு, துக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, இவ்வளோ பட்டும் நீ திருந்தலயே." அப்படீங்கிறமாரி ஒரு ஒரு இது சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும், நமக்கு ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில பேருக்கு "இல்ல" அப்படீன்னு சொல்றதுக்கு, நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு மாரி வந்து யோசிப்போம். ரொம்ப கஷ்டப்படுவோம், அத சொல்றதுக்கு. செரமமா நெனச்சுப்போம். அந்தமாரி நீங்க எப்பயாவது நெனச்சது உண்டுங்களா? அந்தமாரி சூழ்நிலை உங்களுக்கு ஆனது உண்டுங்களா?
<laughs> அ. ஆமாங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க. அ மொதல்ல வந்துட்டு உறவினர்கள் ரொம்ப நெருங்குன உறவினர்கள்டைம்மே இல்லைன்னு சொல்ல முடியாது. அ 2வது நம்பள விட அ உயர் பதவியில இருக்கிறவங்க நமக்கு மேல இருக்கிறவங்க, நம்மள கண்காணிக்கிறவங்க அவுங்கள்ட்டயும் வந்து நம்ப இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க.
சொல்லுங்க. சரிங்க. நிச்சயமா.
ஆ. அப்ப வந்து நான் வந்து அத மொதல்ல ஆரம்பிக்கிறேன். என் நா வந்து ஒரு மொத மொதல்ல ஒரு வேலைக்கு ஒரு நிறுவனத்தில சேர்றேன்.
சரிங்க.
அப்படி சேரும்போது என்ன ஆகுது அப்படீன்னா, எனக்கு அப்ப இருந்த மனநிலை எப்படீன்னா, அ ஒரு நிறுவனத்தில சேர்ந்துட்டா <chuckles> அங்கேயே தான் ஒரு 10 வருஷத்துக்கு வேல செய்யணும். ஆ, அந்தமாரி ஒரு மனநிலையில தான் நான் போய் சேர்றேன். ஆ 2வது என்னன்னா, ரொம்ப நாளா வந்து வேலைக்கு முயற்சி பண்ணி ஒரு 1 வருடம் கழிச்சு தான் எனக்கு வேல கிடைக்குது. ஆ அப்படி இருக்கும்போது, "எனக்காக குடுத்த வேல. அ எனக்கு என்ன நம்பி ஒருத்தங்க எனக்கு வேல குடுத்துருக்கிறாங்கன்னா, அந்த நிறுவனத்துக்கு நம்ம நல்லா வேலை செய்யணும்." அ அப்படீங்கிற மாரி எண்ணமும் எனக்கு அப்ப இருந்துச்சு.
நிச்சயமா. சரிங்க. நிச்சயமா. கண்டிப்பா.
அ, இந்த எண்ணமெல்லாம் என்ன பண்ணுது அப்டின்னா? எங்க மேலாளர் என்ன சொன்னாலும் நான் சரின்னு சொல்லிருவேன். அ எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து அந்த அன்னைக்கு, அ எதாவது அ ரொம்ப வந்து உடம்பு சரியில்ல அப்படிங்கம்போது, நான் என்ன பண்ணியிருப்பேன்னா? நான் லீவ் எடுக்க மாட்டேன். ஆனா, ஒரு 8 மணிநேரம் வேல செஞ்சுட்டு ஒடியாந்துருவேன். அ ஒடியாந்துருவேன். மீன்ஸ் நான் வீட்ல தான் வேல செஞ்சுட்ருந்தேன். அ வீட்ல இருந்தே செய்ற வேல. அப்படி இருக்கும்போது மடி கணினில வந்துட்டு, அ அந்த வேலைய முடிச்சுட்டு 8 மணி நேர வேலைய முடிச்சுட்டு லாக்அவுட் பண்ணீட்டு வந்துருவேன். அ எனக்கு ஒடனே 1 கால் வரும். "அ இன்னும் 1 மணிநேரம், இல்ல 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா செய்றீங்களா?" அப்படீன்னு கேட்பாங்க.
சரிங்க. சரிங்க. சரிங்க. சரிங்க. சரிங்க.
அ அந்த நேரத்துல வந்துட்டு எனக்கு, "இல்ல நான் செய்ய முடியாது." அப்படீன்னு எனக்கு சொல்லவே தெரியாதுங்க. கேட்டா நான் சரின்னு சொல்லிடுவேன்.
அவங்க ஆனா கேட்க மாட்டாங்களா உங்ககிட்ட? இந்த மாரி ஏன், என்ன ஆச்சு? சீக்கிரமா லாக்அவுட் பண்ட்டீங்க. எதோ ப்ராப்ளம்மான்னு எதுவும் கேட்க மாட்டாங்களா?
அ, நமக்கு ஒதுக்குனது 8 மணிநேரம் தான். அ அது இல்லாம யாராவது வேற யாராவது வந்து லீவுன்னு போயிட்டாங்களோ, இல்ல அவங்களுக்கு எதாவது பிரச்சனனாவோ, அவங்க வேலைய நம்மள் நம்மள்ட்ட குடுப்பாங்க.
ஆமா. நிச்சயமா.
ஆ அப்டி இருக்கம்போது அந்த 2 மணி நேரம் வந்து நீங்க செய்றீங்களா? அப்டின்னு எப்பவேனா கேப்பாங்க. ஆனா மோ அதிக அதிக தடவ என்ன பண்ணுவாங்கன்னா, தினமும் கேக்ற மாதிரி தான் இருக்கும் அது.
நிச்சயமாங்க. ஓ! இது எனக்கு இப்போ இங்க ஒரு, ஒரு கேள்வி வருது எனக்கு. என்னன்னா, இப்போ நீங்க வந்து வேலைய ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்ளா?
அ அப்டி இருக்கும்போது. ஆ சொல்லுங்க. ஆமாங்க.
அப்போ அந்த நாள் ஆரம்பிக்கும்போதே கொஞ்சம் இத பத்தி கொஞ்சம் நே நேத்திக்கு மாரி இன்னைக்கி, அந்த அளவுக்கு எனக்கு உடல் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் உடல் நெலை சோர்வா இருக்குற மாதிரி இருக்கு. அந்த மாரி விஷயங்கள வந்து நீங்க அ ஒரு மாரி வேலை செய்ற அந்த சந்திப்புலயோ இல்ல வேற மாரி விஷயங்கள்லயோ, நீங்க மத்த விஷயங்கள பகிரும்போது இதெல்லாம் வந்து நீங்க பகிர மாட்டீங்களா?
ஆ. நான் இது வந்து வீட்லருந்தே செய்ற வேல அப்டிங்றதுனால நமக்கு வந்து வேற யாரு கூடயும் வந்துட்டு, அந்த அளவுக்கு அ பேச்சுவார்த்த இருக்காது. நமக்கும் மேலாளருக்கு மட்டும் தான் இருக்கும். அதுவுமே வந்துட்டு இந்த மாதிரி. ஆ ஏதாவது வேலைன்னா ஃபோன் பண்ணி வேலை இருக்கு. அப்டின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆ எப்டி இருக்குது உடம்பு? அப்டிலாம் வந்து அவங்க அந்த அளவுக்கு கேட்டுக்க மாட்டாங்க. ஒரு நட்பு அப்டிங்கிறது ஒரு ஆரம்ப காலகட்டத்துல இல்ல. ஒரு 6 மாசம் கழிச்சு வேணா கெடைச்சது எனக்கு. ஆ ஆரம்ப காலகட்டத்துல நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டே இருப்போம். நமக்கு பணம் போட்டு விட்ருவாங்க. வேலை இருந்தா வேலை இருக்குன்னு சொல்லிருவாங்க. அ விடுப்பு வேணுன்னா நம்ம அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் விடுப்பு எடுக்குற மாதிரி இருக்கும்.
கண்டிப்பா. நிச்சயமா. விசாரிக்க மாட்டாங்க. சரிங்க. சரிங்க. சரிங்க. கண்டிப்பா.
ஆ. அப்டி இருக்கனால வந்துட்டு, இப்ப எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது, நான் சொன்னா மட்டுந்தான் தெரியும். இல்லைனா, தெரியவே தெரியாது. ஆ, ஆனா. அ, இப்போ 8 மணி நேர செஞ்சிட்டு, 8 மணி நேரமே செஞ்சிருக்க கூடாது. அந்த அன்னைக்கு விடுப்பு தா எடுத்திருந்திருக்கணும் வீட்ல கூட சொல்லுவாங்க. விடுப்பு எடு, அப்டினு. ஆ, அது கூட வந்து எடுக்கறதுக்கு, எனக்கு அந்த நா அந்த நாட்கள்லேலா வந்துட்டு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
கண்டிப்பா. உண்மதான். சரிங்க.
ஆ, ஏனா போயி கேட்கணும். அ, ஃபோன் பண்ணி கேட்டு, அவங்கள்ட்ட வந்து, சரியான காரணம் சொல்லி, அ, விடுப்பு எடுக்கணுமா? அப்டிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்தங்காட்டி, அதான் வந்துட்டு, நான் வந்து நிறுவனத்த நான்தா, தூக்கி நிறுத்துறேங்கிற மாதிரி அ ஓ எல்லா நாளும் செஞ்சுட்டே இருந்தே. அ, அப்ப ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னாகுது அப்டின்னா, நீங்க சொன்ன மாதிரி, எனக்கு சில நண்பர்கள்லாம் கிடைக்கிறாங்க. அ, அப்ப கெடைக்கம்போதுதா எனக்கு தெரியுது, அவங்க போடுற விடுப்புக்கான காரணங்கள், ரொம்ப வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருந்துச்சு, எனக்கு.
ஏம்மா. கண்டிப்பா. நிச்சயமாங்க.
ஆ, உதாரணத்துக்கு பாத்தோனா, வார ஒரு தடவை வெளிய போறேன். அதனால, இன்னைக்கு நான் லீவ் போட்டு போறேன், அப்டிங்கிறாங்க. ஆ, ஆனா அவங்க லீவ் போட்டு போய்ட்டா, அந்த வேலைய யார் செய்வாங்க? ஆ, இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தா செய்வாங்க. அந்த நாள், நான் வந்து, அந்த அன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருந் இருந்தெல்லாம் நா செஞ்சுருந்திருக்கிறேன் நெறையா நாட்கள்.
கண்டிப்பா.
ஆ என்னோட தூக்கத்த விட்டுவிட்டு. என்னோட அ உடல் ந நலத்த பார்த்துக்காம, நான் செஞ்சிட்டுருப்பேன். அவங்க வந்து வெளிய சும்மா சும்மா வெளியே போய்விட்டு வறக்காக வந்துட்டு லீவ் போட்ருந்திருப்பாங்க. அ அந்த நேரத்துல வந்துட்டு எனக்கு தோன்னுச்சி. அ நம்ம வந்து, நம்மளும் வந்து நமக்கு உடம்பு சரியில்லன்னு நம்ம சொல்லியிருந்திருக்கணும். அதிகமான வேலை குடுக்கும்போது நம்ம இல்லன்னு சொல்லி இருக்கணுமே. அப்படின்னு எனக்கு அப்பதான் தோனுச்சுங்க.
நிச்சயமாங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அது உண்மதான் அது. பல்வேறு இடத்துல அந்த மாரி தான் நடக்குது. என்னென்னா வந்து இப்போ இன் இன்னொரு இன்னொரு விஷயம் சொன்னீங்க நீங்க. இந்த விடுப்புன்னு சொன்னீங்க இல்லையா. அது எப்படின்னா நீங்க எதுக்கு எடுக்கிறோம்ங்க காரணம் சொல்ல தேவையில்லங்க. அது ஏன்னா, அதுக்கு தான் வந்து உங்களுக்கு குடுத்திருக்கவே குடுத்திருக்காங்க ஒரு 1 வருஷத்துக்கு, 1 ஆண்டுக்கு 10 நாட்கள் இல்ல 20 நாட்கள் நீங்க விடுப்பு எடுக்கலாம் அப்படின்னா, அதுக்கு நீங்க காரணமே சொல்லாம எடுக்க தான் அந்த விடுப்பே குடுத்திருக்காங்க. இப்போ நீங்க உடம்பு சரியில்லாம நீங்க எடுக்கிறீங்கன்னா, அதுக்கு நீங்க காரணம் சொல்லாம். உடம்பு சரியில்ல, உடல்நிலை சரியில்ல. ஏன்னா, சில இடத்துல வந்து பெர்சனல் லீவ், சிக் லீவ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா. பெர்சனல்
ஆ. ஆமாங்க. ஆஹ. ஆ. ஓஹோ. ஆ. ஓஹோ! ஆமாங்க. ஆ. எங்களுக்கு அது இருந்துச்சுங்க. 2 லீவு இருக்கும். மாதத்துக்கு 2 நாட்கள் லீவு இருக்கும். ஆனா, அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லணும்னு சொல்லிருவாங்க.
கண்டிப்பா. ஆமா. இல்ல சிக் லீவ் நீங்க முன்னாடியே சொல்ல முடியாது. நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்க போதுன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து <laughs> ஆனா வந்து, நீங்க இந்த பெர்சனல் லீவ் வந்து, நீங்க கண்டிப்பா வந்து அவுங்களுக்கு சொல்லலாம். "நான் இருக்க போறதில்ல" அப்டின்னு சொல்லி சொல்லலாம். "ஏன்?" அப்டின்னு கேக்கவே கூடாது, மேலாளர்கள். ஏன்னு கேட்கவே கூடாது. மீறியும் கேட்டாங்கன்னா, நம்ம எப்டி சொல்னுன்னா "இது பெர்சனல் திங்க்ஸ் எனக்கு. ஒரு சில சொந்த விஷயங்களுக்காக நான் வந்து வேலையில வேலைக்கு வந்து என்னால பண்ண முடியாது வேல பண்ண முடியாது. நான் ஒரு நாள் விடுப்பேடுத்துக்கிறேன்ங்கற மாரி சொல்லணும். அவ்ளோதான். அதுக்கு மேல கேக்க கூடாது அவுங்க. <chuckles>
ஆ. ஆமா. <laughs> அதேதான். ஆ. <laughs> ஆஹா. ஓஹோ! ஆ. பரவால்லைங்க. ஆஹா. ஆ. அதாங்க. ஆ புரியுதுங்க. எனக்கு அது தெரில. ஏன்னா அது வந்து முதல் நிறுவனம். இப்ப இதுமே இன்னுமே எனக்கு தெரியல இப்ப நீங்க சொல்லி தான் தெரியுது. அ இப்ப கூட நான் வந்து கொஞ்சம் அ என்ன லீவுக்கான காரணம் சொல்லாம பர்சனல் இஷ்யூ ன்னு மட்டும் தான் சொல்லி, சொல்லி இப்ப போட்டுட்ருக்கிறேன். ஆனா, அந்த காலகட்டத்தில வந்துட்டு, என்ன பண்ணுவாருன்னா எங்க மேலாளரு! அ இப்ப நான் இன்னிக்கு லீவு நாளைக்கு நான் லீவு கேக்கிறேன்னா, நாளைக்கு உன்ன நீ செய்யக்கூடிய வேலைய இன்னொருத்தர் யாரையாவது அரேஞ்ச் பண்ணி குடுத்துட்டு போன்னு சொல்லிருவாரு. ஆ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வந்து மேலாளரோட வேல. அது நம்பலோட வேல இல்ல அப்டிங்கறது கூட எனக்கு பிரிச்சு பாக்கத் தெரியாம நான் இருந்தேன். ஆ அதுக்காகவே தான் நாங்க வந்து அதிகமா விடுப்பு எடுக்க மாட்டோம். ஏன்னா, எடுத்தா வந்துட்டு இந்த மாரி பிரிச்சு குடுக்கணுமே. எல்லாத்துக்கும் வந்துட்டு அ மாத்தி மாத்தி நம்ப குடுத்துட்ருக்கனுமே. கூப்ட்டு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கணுமே அப்டிங்க்ரனால ஆ அது 1 எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மொதல்ல. ஆ 2வது எனக்கு, எப்பல்லாம் உடம்பு சரில்லையோ அந்த அன்னைக்கு வந்துட்டு அ நம்ம விடுப்பு கேட்டோம்னா உங்க வேலைய யாரு செய்வாங்க? நீங்க வந்துட்டு அ செஞ்சிட்டு படுத்துகொங்க. செஞ்சிட்டு நீங்க வந்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்டிங்கற மாரில்லாம் சொல்லிட்டேருப்பாரு.
நிச்சயமா. சரிங்க. கண்டிப்பா.
ஆ ஒரு தடவ என்ன ஆயிடுச்சு. ம்.
இது இப்படிலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒருமாரி எத்திக்கல் ஆன்டி எத்திக்ஸ் மாரி இருக்கு. அன் எதிக்கல் ஆ இருக்கு. இப்போ இத வந்து நீங்க மே அ மனிதவள மேம்பாட்டு துறை அந்த ஹெச்.ஆர் டிபார்ட்மென்ட்னு சொல்றாங்க இல்லயா! அங்கலாம் நீங்க போயிட்டு நீங்க சொல்ல மாட்டீங்களா! அத பத்திலாம்.
ஆ. அதே தாங்க. ஆமாங்க. ஆஹா! எனக்கு அப்ப அந்த அளவுக்கு அ தெரியல எதுவுமே தெரியல. அதாவது அவுங்க சொல்றது சரி. அப்பிடிங்கிறமாரியும் நம்ம லீவு எடுக்கிறதா தான் தப்பு அப்பிடிங்கிற மாரியும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆ அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கப்புறம் என்ன ஆகுது அப்பிடின்னா, அ என்ன ஒரு தடவ எனக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. ஏன்னா, நான் வந்து ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்பவே வயிறு வலி என்னால முடியவே இல்ல. உட்காரவே முடியல. அப்ப என்ன பண்ணிட்டேன். ஆ எனக்கு இன்னக்கி விடுப்பு வேணும். அப்பிடிங்கிறமாரியே ஏன்னா நான் பார்த்துட்டேன். அ எல்லாரும் வந்து எப்பிடியெல்லாம் லீவு எடுக்குறாங்க. மாதத்தில 2 நாட்கள் வந்து விடுப்பு வந்து எல்லாரும் எடுத்துட்டு தான் இருக்குறாங்க. நான் இல்ல அப்பிடிங்கிற இப்ப அதிகமா வேலை கொடுக்கும்போது, நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆ விடுப்பும் நான் எடுக்கல. அப்பிடிங்கம்போது என் மேலயேதான் எல்லா வேலையும் வந்துட்டே இருந்துச்சு. அதனால என்ன பண்னேன் அப்பிடின்னா, அ அந்த அன்னக்கி அ வயிறு வலி அப்பிடின்னு நான் லீவு கேக்கிறேன். அ இல்ல இல்ல நீங்க வந்து. முதல்லயே கேட்ருக்கோன்னு. இப்ப கேட்டா நாங்க என்ன பண்றது? அ அந்த அந்த ஒர்க் மிஸ் ஆச்சு அப்பிடின்னா, அத நாங்க உங்கள் உங்களோட சேலரில இருந்து தான் பிடிப்போம். அப்பிடிங்கிறமாரி சொல்லிட்டாங்க.
சரிங்க. சரிங்க. சரிங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. சரிங்க. அப்போ நாளைக்கு எனக்கு வயிறு வலின்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? நாளைக்கு நாள மறுநாள் வயித்து வலி அப்டின்னா ஒத்துக்குவாங்களா?
ஆ. எனக்கு தான் அந்த அன்னைக்கு தான். அ. ஆ. அதே தான் நான் சொன்னேன். நான் என்ன சொனனேன், ஆ சரி. அ அப்ப நான் பேசல. நான் பேசாம என்ன சொல்லிட்டேன், எனக்கு நாளைக்கு வின் அ ரீசன் என்னனா, நாளைக்கு எனக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டேன்
ம். கண்டிப்பா. வேற எப்டி சொல்றது? அப்படி தான் சொல்லணும்.
ஆ. அப்படியே மெயில் போட்டு விட்டுட்டேன். ஆ. அ மெயில் போட்டு விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அப்போ கால் வருது. கால் வந்துட்டு, அப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஹெச்.ஆர்ர டேக் பண்ணியே போட்டுட்டன். அ "நாளைக்கு உனக்கு வயிறு வலிக்குன்னு ஒண்ணு இன்னைக்கு எப்படிம்மா உனக்கு தெரியும்?" அப்படின்னு வந்து மேலாளர் கேட்கறாரு. ஆ எனக்கு இன்னைக்கும் வலிக்குது, நாளைக்கு வலிக்குது, 3வது நாளும் வலிக்கும். அ எனக்கு 2 நாள் இன்னொரு லீவ் வேணும். ஆனா இந்த மாசம் எனக்கு ஒரு நாள் போதும். அடுத்த மாசம் வேணா 2 நாள் சேர்த்தி எடுத்துக்குறேன். <chuckles> அப்டிங்கிற மாதிரி சொல்லி சொல்லவும். எனக்கு அடுத்த நாள் அ அடுத்த நாள் தான் லீவ் குடுக்குறாங்க. நா அந்த நாள் குடுக்கல. அந்த நாள் வந்துட்டு நான் செய்யற மாரி தான் இருந்துச்சு. ம். அதுக்கு அடுத்த மாதங்கள்ல இருந்து நானு காலையிலேயே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஏனா, அது கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. ஏனா, நாளைக்கு லீவ் வேணும் அப்டிங்கிற மெயில் போடும்போது நான் டேக் பண்ணிட்டேன் அப்டிங்கிறனால.
சரிங்க. சரிங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. அது ஆகணும், இல்லையா. ஏன்னா.
ஆ அதுக்கு அடுத்த மாதங்கள்ல ம்.
ஒடம்பு சரியில்லங்கிற பட்சத்தில, 'நீ ஒடம்பு சரியில்லாத ஒருத்தவங்கள உட்கார வச்சு வேல செய்யவே வாங்கவே கூடாது.' ரொம்ப பெரிய குற்றம் அது.
ஆ, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பொய் சொல்றோம்மா. 'நம்ம ஒடம்பு சரியில்லன்னு பொய் சொல்றோம்.' ஏன்னா, நேர்ல பார்க்க முடியாதுல்ல. ம் அதனால வந்து அந்த மாதிரி நெறைய பேர் லீவ் எடுக்கிறாங்க. அதனால, நீங்க எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாரி கடைசியில சொல்லிடுறாங்க.
கண்டிப்பா. அப்ப எப்படி பார்த்தாலும் மேலாளர்கள், மேனேஜ்மென்ட் எல்லா நல்லவங்க. நம்ம தான் கெட்டவங்க இல்லையா?
ஆ. ஆஹா, அப்படியே தான் சொல்லிடுறாங்க கடைசியில "உங்களுக்கு வந்து நிஜமா உடம்பு சரியில்லன்னா, நாங்க வந்து வேலை வாங்குவோமா? அ எல்லாரும் பொய் சொல்றாங்க. அதனால, நாங்க வந்து அத்தனை ஆலோசனையும் பண்ண வேண்டியதா இருக்குது", அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதில இருந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுவும் இல்லாம, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஜூனியர் ஒருத்தர் வந்தாரு. அவரு தான் சொன்னாரு வந்துட்டு, "ஒரு விடுப்பு எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த அந்த விடுப்புக்கான ஆள வந்து நாம வந்து தேர்வு செஞ்சு நாம தேர்வு செஞ்சு போட்டு வச்சுட்டு போணும்ன்னு அவசியம் இல்ல. ஆ மேலாளருடைய வேலை தான் அது." அப்படின்னு சொல்லும்போது தான் அதுக்கு அடுத்து வர்ற எல்லா நாட்களும் நான் என்ன பண்ணிட்டேன்? அப்படின்னா எனக்கு விடுப்புன்னா, நான் ஒரு நாளைக்கு பெர்சனல் லீவ்ன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லுவேன். வேற ஏதாச்சு சிக் லீவ்ன்னா அந்த அன்னைக்கு தான் சொல்லுவேன். அ அதுக்கப்புறம்.
சரிங்க. கண்டிப்பா. ம்.
ஆ, இந்த அந்த விடுப்பு எடுத்த அன்னக்கி வந்துட்டு ஆட்கள் வந்து, போடணும் அப்பிடின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லிட்டேன்னா, அது உங்களோட வேல நீங்க பண்ணிக்கோங்க. அ, எனக்கே சிக் லீவ் அதனால நான் வந்து எனக்கு இனிமேல் கால் பண்ணக்கூடாது. இந்த அன்னக்கி ஃபுல்லா. நான் நாளைக்கு என்னோட ஷிஃப்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ! அப்ப தான் நான் வந்து உங்க கால எடுப்பேன். அப்பிடின்னு நான் சொல்லிட்டேன் ஆ, ஆனா அது சொல்றதுக்கு எனக்கு வந்து ஒரு, ஒரு வருடங்கள் ஆச்சு <chuckles> அந்த அ அது ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு. ஏன்னா ஆ, எனக்கு அந்த இடத்துல அந்த எனக்கு ஒரு கஷ்டன்னு வரும்போது அவங்க வந்து ஆ நீ பொய் சொல்ற அப்பிடின்னு சொன்னது எனக்கு அ ரொம்ப வந்து கஷ்டமா இருந்தப்போ தான், ஆ இல்லேன்னு சொல்லணுங்கிறத ஆரம்பிச்சேன். அதுலேருந்து எப்ப கால் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒர்க் கேட்டாலும் நான் இல்லேன்னே சொல்லிருவேன். ஆ, எப்பவுமே வந்துட்டு ஆ.
நிச்சயமா. கஷ்டமா இருந்துச்சு இல்லயா? கண்டிப்பா. அது ஒரு நம்பிக்கை அப்பிடிங்கிற ஒரு விஷயத்துக்கு மேல வந்து கேள்விக்குறியானமாரி இருக்கும் பட்சத்தில உங்களுக்கு ரொம்ப வந்து தொட்டுருச்சு அது. இல்லேங்களா?
ஆ, அதே தாங்க. அதனால அதுக்கப்புறம் என்ன எப்போ கேட்டாலும் எக்ஸ்ட்ரா வொர்க் அப்பிடின்னு வந்து என்ன கேட்டாலும் இ, இல்லேன்னு சொல்லிருவேன். ஏன்னா நான்லாம் வந்துட்டு இந்த பண்டிகை நாட்கள்ல எல்லாம் கூட நான் செய்வேன். ஆ, செஞ்சு அவுங்களுக்கு வந்து சரி அ நம்மளோட நிறுவனம். அப்பிடிங்கிற மாரி நான் நினைச்சு செஞ்சுட்டு இருக்கும்போது, ஆ, இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்பறமா வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா, அந்த இல்லைங்கிறது சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் லீவ் போட ஆரம்பிச்சுட்டேன். அதாவது அந்த பர்ஷனல் லீவு, சிக் லீவு தவர எக்ஸ்ட்ராவும் நான் வந்து லீவ் கேட்க ஆரம்பிச்சுட்டேன் ஆ, எனக்கு வேணும், நான் வந்து நானும் இப்போ வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணும் அப்பிடிங்கிற மாதிரி ஆ, போனதுக்கு காரணம் அவங்க அந்த பண்ண அந்த பிரச்சன தான்.
எம் கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. நிச்சயமா. இது இது வந்து இங்க மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. நெறைய இடத்தில நடக்குது இந்த விஷயம். என்னென்னா, சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க. இந்த ஸ் கல்யாணம் ஆகாத பசங்க இருப்பாங்க. அவுங்கள பிடிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு தான் கல்யாணமே ஆகலயே! உனக்கு எதுக்கு லீவு? அப்பிடின்னு கேப்பாங்க.
ஆஹா. ஆ. ஆ. அதே தாங்க. எங்க எனக்கும் அந்த பிரச்சனை தான் வந்துச்சு. அப்புறம் இன்னுமே நானாவது பரவாயில்ல தப்பிச்சுட்டேன். இன்னும் ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா? 12:00 மணி நேரம் 13:00 மணி நேரம் வேல வாங்குவாங்க. ஆ அத்தன வேலை வாங்கிட்டு கடைசில என்ன பண்ணுவாங்கன்னா? நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு சேலரில ரெட்யூஸ் பண்றோன்னு சொல்லிருவாங்க.
அதுவும். நான் அதான் சொல்ல வந்தேன் நானு. கண்டிப்பாங்க. அது இன்னொன்னு கூட வந்து என்னோட சீனியர் ஒருத்தர் எனக்கு சொன்னாரு. "நீ வந்து ஆபீஸ் பக்கத்தில வீடு மாறிட்டேங்கிற விஷயத்த எக்காரணத்தக் கொண்டும் மேலாளர்ட்ட சொல்லிறாதப்பா!" அப்பிடின்னு "ஏன் ஏன் சொல்லக்கூடாது?," "சொல்லாதேன்னு சொல்லுவேன் அவ்ளவதான். அதுக்கு மேல உன் இஷ்டம்". அப்பிடின்னு அவரு சொல்ட்டு போய்ட்டாரு. அதுக்கப்புறம் பார்க்கறேன், யாரெல்லாம் வீட்டு பக்கத்திலயே ஆபீஸ் பக்கத்திலயே வீடு இருக்கோ! அத்தன பேரையும் 10:00 மணி வ வரையும் வந்து வச்சு வேலை வாங்குகிறாங்க. 10:00 மணி வரையும் வச்சு வேல வாங்குகிறாங்க. சனி, ஞாயிறுலாம் வர சொல்றாங்க. எல்லாம் பண்றாங்க.
ஆ. ஆஹா. ஆ. ஆ. சரிங்க. ஆ. அதாங்க. ஆ.
இது அவு கு கேட்கிறதுக்கு ஆள் இல்ல பயப்படுவாங்க அப்பிடின்னு நெனைச்சுட்டு, இவுங்க நல்லா ஆட்றாங்க. ஆனா ஒரு முற வந்து நம்ம ஏதிர்த்து பேசிட்டோம் வச்சுக்கோயேன், நான் வேலை செய்ய முடியாதன்னா, முடியாது. அப்பிடின்னு சொன்னா போதும். அதுக்கப்புறம் நிறுத்திருவாங்க. நம்மக்கிட்ட கேட்டதே நி கேட்கிறத நிறுத்திருவாங்க.
ஆ. அதாங்க. ஆமாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன் வேலய விட்டு ஆ. போ சொல்லிருவாங்க. ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சேன். அ அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம பேசாம இருந்தது நம்ம மேல தான்தப்பு அப்பிடிங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அந்த இல்லேங்கிற வார்த்தையே நம்ப முதல்ல சொல்லணும் ஆணித்தரமா, ஆ நம்ம எல்லாத்துக்கும் மண்டைய, மண்டைய ஆட்டிட்டு அதுக்கப்பறம் வந்துட்டு என்ன வந்து வச்சு வேலை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கறோமோன்னு தோணுது.
கண்டிப்பா. நிச்சயமாங்க. கண்டிப்பாங்க. சரியா சொன்னீங்க. இப்போ நம்ம வேலை செய்றது நம்ம நியாயமா, நம்மளோட, மனசாட்சிக்கு உபத்ரோகமா இல்லாம, அதுக்கு மனசாட்சி பிரகாரம் நம்ம என்னன்ன செய்றமோ, எல்லா சாட்சியும் நம்ம ஒண்ணு கூடி ஒண்ணு ஒண்ணா வச்சுக்கிட்டு இதெல்லா நான் செஞ்சுருக்குறேன். இதெல்லாம் இவரு எனக்கு செஞ்சுருக்குறாரு. எத்தன முற வந்து அழைச்சுருக்காரு பாருங்க என் போன்ல. என் போன்ல அவர வந்து அழைக்கறத்துக்கு யாருக்கு உரிம இருக்கு. என் போன் என்னுடைய பெர்சனல் இது, எப்படி வந்து வேலை விஷயமா எப்படி எனக்கு போன்ல வந்து அவர் அழைக்கலாம்? அதுவும் வந்து வ வேல நேரத்தத் தாண்டி எப்படி அழைக்கலாம்? இவ்வளோ பண்ணிருக்கிறாரு. அப்படின்கிற மாரி பெரிசா ஒரு முற வந்து நீங்க மனித மனித துறை, மனித மே மேம்பாட்டு துறை அந்த அ "ஹெச். ஆர் டிபார்ட்மென்ட்ல" சொன்னீங்கன்னா, அவுங்களே ஆக்க்ஷன் எடுப்பாங்க. அவுங்க உங்களுக்கு தான் சப்போர்டிவ்வா இருப்பாங்களே தவிர, அவுங்களுக்கு சப்போர்டிவ்வா இருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்ககிட்ட புரூஃப் இருக்கு. எல்லாமே இருக்கு உங்ககிட்ட.
அ. அ. <chuckles> அ. கண்டிப்பாங்க. அ. ஓஹோ! ஓ! பரவாயில்லைங்களே. அ. அதாங்க அந்த விழிப்புணர்வு இல்ல. அதுதான் முதல்ல சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு நிறுவனத்தில போய் வேலை செய்யும்போது யாரும் வந்துட்டு, இந்த மாரியெல்லா நடக்கும் போது, இதெல்லாம் பண்ணனும், இதெல்லாம் தான் உங்களோட ரூல். அப்படிங்கிறதெல்லா சொல்லித் தரல அப்படீங்கறனால, அதெல்லா போய் கத்துக்க வேண்டியதா இருக்குது!
இது. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. அது இல்லை அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு கலை தாங்க! ஆனா அது எப்போ யூஸ் பண்ணணுமோ, கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆவணும். உங்களிடம் பேசுனது மிகவும் மகிழ்ச்சிங்க. நன்றி. மீண்டும் பேசலாம்.
<chuckles> நன்றிங்க.